ஒத்துக்கலையா? ஓ! சரி. அ.
ஒத்துக்கல. ஏன்னா நம்ம இருக்குறது வந்து மிதமான வெப்பத்த இதுல தான் இருப்போம். திடுத்துப்பூன்னு ஒரு குளிர்ல போய் நம்ம இருக்கணும் அப்டின்னா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு.
ஆமா. ஆமா. அந்த தட்பவெப்பநிலை நம்ம உடல் உடனடியா ஏற்றுக்கொள்ளாதுல்ல.
ஆமா அது மட்டும் இல்லாம, உணவு பாத்தீங்க அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க அதிக லெவல்ல பாத்தீங்க அப்டின்னா, சப்பாத்தி, அந்த டால், அந்த மாதிரி ஆயிருச்சி நம்ப
ம். அது பாத்தாலே ஒரு வெறுப்பு தட்டுமே! நம்ம நெறையா சோறா சாப்புட்டுட்டு,
அ ஆமா நம்ம வந்து நம்ம வந்து, கொதிக்க கொதிக்க சாப்பாட வந்து வாழை இலையில போட்டு அப்டிங்களா வா
சாப்பாடு, வாழை இலை, ஒரு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம். <chuckles>
அப்டின்னு சாப்ட்ட நமக்கு, சப்பாத்தி, டால் எத்தன நாள் சாப்பட முடியும் சொல்லுங்க? இதனாலேயே உடல்நிலைக்கு பாதிப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம "எப்போடா ஊருக்கு வரலாம்!" அப்டிங்கற மாதிரி அந்த ஏக்கம் நம்ம கண்ணு தேடினுச்சு.
அ. அடடா! ஆள உடுங்கடா அப்டின்ற மாரியா?
நம்ம கண்ணு தேடுன்னுச்சு. "அச்சோ! நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம அங்கேயே இருந்துருக்கலாமா, எவ்ளோ கொஞ்சம் போராடியிருக்கலாமோ?" அப்டிங்கற மாதிரி தோணுச்சு. என்ன அப்பறம் நமக்கு இப்ப நார்மலா நம்ம சொந்த ஊர்ல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்டி இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்டின்னா, நம்ம அம்மா வந்து ஒரு விசேஷ நாள்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுப்பாங்க.
சரி. அ. ம். சரி. சரி. ம். ஆமா. ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வீட்ல குடுப்பாங்க. ஒரு கேசரி, ஒரு பொங்கல். உம்.
அது சாப் அந்த ஸ்வீட் சாப்ட்ட உடனேயே, "ஸ்வீட் எடு கொண்டாடு." அப்டிங்கற மாதிரியே நமக்கு என்ன ஆகிடும்னா அந்த நாளே வந்து, ஆ ஆமா. வந்துடும் உற்சாகத்தோட நம்ம அன்னைக்கு அம்மா என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்ம என்ன திட்டலாம் மாட்டோம் "சரிம்மா செஞ்சிட்றேன். ஒரு இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும் நான் செஞ்சிறேன்மா." அப்டின்னு என்ன பண்ணிடுவோம்னா, செஞ்சுடுவோம். அது எவ்ளோ பெரிய வேலை கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்? செஞ்சுருவோம். ஏன்னா அந்த இடத்துல மனநிலை வந்து சமநிலையில இருக்கும் நமக்கு.
ம். ஒரு புத்துணர்வு வந்துரும். பயங்கரமான புத்துணர்வு. ம். ம். ம். ம். ஆமா. ம் நமக்கு எல்லாம் பண்ணி குடுத்துறாங்க. நம்ம மனநிலை நல்லா நீட்டா இருக்கும் ஒண்ணும் பிரச்சன இல்ல. அ.

ம்ஹ்ம்.
இப்ப உணவு கொஞ்சம் மாறுறனால நமக்கு ஒரே சப்பாத்தியாவே சாப்பிட்டுட்டே இருக்கோனு வச்சுக்கோங்க. நமக்கு தண்ணி தாகம் அதிக அளவுல எடுக்க ஆரம்பிச்சுரும்.
ம். ஓ! சப்பாத்தி சாப்ட்டா தண்ணி தாகம் அதிகமாயிருமா?
ஆமாங்க. அதில வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஆயில்லாம் ஊத்த மாட்டாங்க. வெறும் தோச தவால மட்டும் பெரட்டி, பெரட்டி போட்டு தருவாங்க.
ம்ஹம். ஓ! ச் அங்க எண்ணெ ஊத்துனா அது செலவாயிடும் சொல்லிட்டு <laughs> ஊத்த மாட்டாங்களா? ம்.
<laughs> ஆமாங்க. <sighs> அத பெரத்தி பெரத்தி போட்டு தருவானுங்க. வேற வழி இல்ல அப்டி சாப்பிட்டுட்டு என்ன படிக்கணும் பண்ணி தான் ஆகணும். நம்ம நம்ப ஊருலலாம் அப்டி கடையாது. ஒரு ஹோட்டலா ஹோட்டல் போய் சாப்பிட்டா கூடவே சப்பாத்தி சப்பாத்தியா தான் இருக்கும்.
ம். ம், ம். ம். அதுசரி அது ம், ம்.
என்ன அதுவும் இல்லாம நம்ம இட்லி, அந்த இட்லி அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அது நம்ப ஊர்ல தாங்க அதிகமா காணப்படுது. நம்ப மாநிலங்கள்ல தான் அதிகமா காணப்படுது. அத வுட்டுட்டு கொஞ்சம் நீங்க அந்த பார்டர்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, இட்லி அரிசியா! அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இங்கே நான் வாங்குன நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேல பார்த்தப்ப அந்த இட்லி அரிசியோட வில நம்ப ஊருல வந்து ஒரு ரூ. 30 அப்டின்னு வச்சுக்கோங்க. அங்க நான் ரூ. 100 குடுத்து வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஏனா இந் ஏனா அந்
ஆமா. ம்ஹ்ம். சரி, சரி. ம். ம். ஆ. ம்ஹ்ம். அடேங்கப்பா! அப்டியே 3 ம 2, 3 மடங்கு மேல அதிகமாயிருச்சா?
ஆமாங்க. ஏனா, அந்த இட்லி அரிசிங்கிறது அவங்களோட மகத்துவம் புரியல. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இட்லி அங்க சப்பாத்தி தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ட்டே அப்டிங்கிறதுனால அது குடுத்துடுறாங்க. அது மிஞ்சி போய் இட்லி ஊத்துறதா இருந்துச்சு அப்டின்னா, இட்லி ரவான்னு ஒண்ணு விக்கிறாங்க. அத ஊ ஆ அத ஊறப்போட்டு தான் என்ன பண்றாங்க அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசிக்கு பதிலா அத சேர்த்து அரைச்சுக்குறாங்க.
ம்ஹ்ம். இட்லி ரவா, ஆ. ம்.